கண்டிப்பாங்க. அது வந்து அப்ப வந்து, அ நான், நான் இப்ப நினைச்சு பார்ப்பேன். அப்பல்லாம் நம்மள நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்பிடி இருந்தாங்க! இ நான் இப்பயுமே என் க கணவரோட சண்டை போடும்போதெல்லாம் நினைப்பேன். நம்ம பிள்ளைங்க முன்னாடி போடக்கூடாது. அப்பிடி போட்றமாரி இருந்தா கூட இந்த மாதிரி ஏதாவது அவெங்கள டைவர்ட் பண்ணிட்டு, சண்டை போட்ணுலாம் நினைப்பேன். ஆனா, அது நம்ம அந்த நேரத்தில எப்பிடி இருப்போன்னே தெரியாது பாருங்க. எங்கேயோ
ஆ. கோவம் அள்ளிக்கிட்டு வந்துருது.
ஆமா. கோவம் அள்ளிட்டு வந்துருது 2 பேருமே வந்து ஒரு விட்டு குடுக்குற மனநிலைல இல்லன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா யாராது ஒருத்தர் இறங்கி போனாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வந்து குறையும். ஆனா இப்ப உள்ளவெங்க சூழ்நிலையில வந்துட்டு நீயா! நீ பெருசா! நான் பெருசாங்கிறமாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, அப்ப வந்து பார்த்தீங்ன்னா, ம். அப்போ வந்துட்டு, பாட்டிதாங்க பயங்கர கெத்து. தாத்தா வந்துட்டு ரொம்ப அவர்லாம் வந்துட்டு இ ரொம்ப இது காட்டவே மாட்டாரு. அப்பல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜென்ட்ஸ்லாம் அ எனக்கு தான் மதிப்பு மரியாதை அதிகம்ன்ற மாரி வீட்ல வந்து அவருக்கு தான் மரியாதை எல்லாரும் கொடுக்கணும். அவரு தான், எல்லாரும் கேட்கணும் எல்லாமே அப்பிடின்னு நினைப்பாங்கல்ல.
ஆமாங்க. ம். <chuckles> ஆமா. கரெக்டாவே சொன்னீங்க! எனக்குமே அவ்ளோதான் நடக்கும்.
அப்பிடிலாம் எங்க தாத்தா நினைக்கவே மாட்டாருங்க. எங்க பாட்டிட்ட தான் எதுனாலும் கேட்க சொல்லுவாரு. நம்ம போய் இப்ப ஏதாவது ஒரு விஷயம் கேட்டோன்னா கூட, நீ பாட்டிட்ட கேட்டுக்கோ! அவதான் எல்லாம் சரியா சொல்லுவா! அவட்ட கேளு, அப்பிடின்பாரு. இந்தமாதிரி
பரவாலங்க. இந்தமாரி அபு நாலாம் இது ரொம்ப அபூர்வம் தான். நான் கேட்டது கூட இந்த மாதிரி இல்ல. எதுவா இருந்தாலும் அ பாட்டிக்கிட்ட போய் கேளுன்ற, அவுங்களுக்கு ஒரு முதன்மை கொடுத்து சொல்றாரு பாருங்க! அவரே ஒரு அவுங்க அப்பா, அம்மா நல்லா வளர்த்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சண்டை போடுறதா இருக்கட்டும். ம்.
ஆமா! அவுங்களும் அவுங்களும் அந்த இடத்தில இருந்தாங்கல்ல. நான் அதான் நினைச்சு பார்ப்பேன். அவுங்களும் அந்த இடத்துல இருந்தாங்க. ஏன் கேட்டா, ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை. பயங்கர கெத்தா இருப்பாங்க எங்க பாட்டியுமே! அப்போ அதனால தான் அந்த மரியாதை கிடைக்குதுங்கிறது, கிடைச்சிருக்குங்கிறது எனக்கு பின்னாடிதான் புரிஞ்சுச்சு. எனக்கு நமக்கு குழந்தையா இருக்கும்போது அதெல்லாம் புரியாதுல. அப்பா! பரவால்ல, தாத்தா எப்பிடிலாம் வந்து பாட்டிய பாத்துக்கிறாங்க. அப்பிடி இருக்கும் நமக்கு. ஆனா நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரும்போதுதான் தெரியுது, ஓ! அதுனால தான் வந்து அப்பிடி இருந்துருக்காங்களா?
முதன்மைய கொடுத்துருக்காங்க.